அந்த சுண்டல் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூரி மேல ஊத்தி தரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப சமீப காலத்தில நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேங்க. இப்பலாம் வந்து முன்னாடிலாம் நம்ம வந்து இந்த நெருப்பில சுட்ட கறியலாம் இருக்குல்ல. அந்த பார்பிக்யூன்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாப்பிடணும். அப்படின்னா ஒரு பெரிய உணவகத்துக்கு தான் போகணும். ஆனா இப்பல்லாம் வந்து நிறைய வந்து அ ரோட் சைட், ஸ்ட்ரீட்லயே வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்பிக்யூ வித்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மழை காலத்தில போய் சாப்பிடும்போது, சூப்பர்ரா இருக்கும்ங்க. அதுவும் சுட சுட அந்த கறி சாப்பிடும்போது.
கண்டிப்பா. ஆமாங்க. ஆமாங்க. ரோட்லயும் நிறைய போடுறாங்க கரெக்ட்டு. சூப்பரா சொன்னீங்க நான் அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க பாணிபூரி, மசால் பூரி, இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வட, சுண்டல்னு. நான்வெஜ் பக்கம்லாம் போ மாட்டீங்களா? சில்லி சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட மாட்டீங்களன்ற மாதிரி கேட்கலான்ட்டு தான் வந்தேன்.
கண்டிப்பாங்க. நான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஃபுட்டின்னு சொல்லலாம். அ ஆனா வந்து, எல்லாமே சாப்பிட்டா வந்து ரசனையா சாப்பிடணும். எனக்கு அது மட்டும் தான். ஒரு தயிர் சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அத தாளிச்சு கேரட்டு, கொத்தமல்லி இந்த மாரி விஷயங்கள் இருந்து. அது டேஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன்.
சரிங்க. ம். ஓ!
அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்ப சமீப காலத்தில அந்த சிக்கன் வந்து இந்த விஷயம் வந்து பழகிக்கிட்டேன். அந்த மழை காலத்தில போயி அந்த சூடான அந்த பார்பிக்யூ அந்த சிக்கன் நகெட்ஸா இருக்கட்டும், விங்ஸா இருக்கட்டும். அதெல்லாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. அந்த மயோனஸ் வச்சு சாப்பிடும்போது நமக்கு எச்சி ஊறுங்க.
சரிங்க. ம். ஐயோ! கண்டிப்பாங்க. எனக்கெல்லாம் பசிக்குதுங்க இப்பவே.
<laughs> அதுக்கப்புறமா வந்து, அந்த சிக்கன் நகெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கூட நல்லா இருக்கும். அந்த அதே மாரி சிக்கன் பால்ஸ் மாதிரி அத அழகா பிரிக்கும் போது உள்ள இருந்து அந்த புகை வரும் பார்த்து இருக்கீங்களா? அந்த ரவுண்டு
ஆ ஆமாங்க. அதுவும் நல்ல சுட சுட இந்த வெய் இந்த குளிர்காலங்களாகட்டும் மழைகளாகட்டும் எதா இருந்தாலும் இந்த சிக்கன் விஷயம்லாம் சுட சுட சாப்பிட்டா, நம்ம எவ்வளவு எப்பவும் சாப்பிடுவதை விட ஒரு 2 மடங்கு உள்ள போய்டும் இல்லீங்களா.
கண்டிப்பாங்க. இதே வந்து நான் என்னோட அ கிராமத்துக்கு போனா வந்து நாங்க கேட்கவே தேவையில்லைங்க. எங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பஜ்ஜி, போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, அது அந்த மழை வர்றத்துக்கு முன்னாடியே அழகா வந்து ரெடி எல்லாம் ரெடி பண்ணிருவாங்க. மழை வந்தவுனே அழகா எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. டீயும் குடுத்துருவாங்க கையில. நாங்க அது சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும். இந்த பஜ்ஜி போண்டா இந்த மு மு முக்கியமா இந்த உருளைக்கிழங்கு போண்டா இருக்குல்ல அது ரொம்ப சுவையா இருக்குங்க. மழை காலத்தில சாப்பிடும்போது.
சரிங்க. ஓ! சூப்பருங்க. ஐயோ! கண்டிப்பாங்க. எங்க ஊர்ல 3 ரூ. 10க்கு ஒரு போண்டா விப்பாங்க குட்டி குட்டியா தான் இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டா. ஐயோ அப்படியே சாப்பிட்டா எவ்வளோ உள்ள போகுன்னே தெரியாதுங்க. படக் படக் படக்குன்னு நான்லாம் முழுங்ககிட்டே இருப்பேன்.
அப்படிங்களா? அ.

ஆமாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்டின்னா, நான் வந்து பயப்படவே இல்ல. "நம்ம தேநீர் தானே அருந்த போறோம்." அப்டின்னு சொல்லி, அழகா வந்து உள்ள போயிட்டேன். உள்ள போய் வந்து, ஆ எல்லாரும் வெளியே தான் பார்த்தாங்க, "என்னடா இந்த பொண்ணு வந்து, நமக்கு ஈக்குவலா வந்து தேநீர் குடிக்கிறாளே!" அப்டின்னு சொல்லி பார்த்தாங்க. நான் தேநீர் குடிச்சுட்டு, அந்த கடைக்கு எதிரிலயே வந்து பானிபூரி கடை போட்டாங்கங்க. அப்ப நான் என்ன பண்னேன்னா, ஒரு தேநீர் குடிச்சிட்டு, ஒரு 20 நிமிஷம் அங்கேயே உட்கார்ந்துட்டிருந்தேன்.
நீங்களுமே ஒரு மாஸ் பண்ணியிருக்கீங்க, அப்ப. எல்லாருமே பானிபூரி சாப்பிட்டு தானங்க தேநீர் குடிப்பாங்க. நீங்க ஏன் டிஃபரண்டா தேநீர் குடிச்சுட்டு பானிபூரிக்கு போயிருக்கிறீங்க?
கொஞ்ச நேரம். ஆமாங்க. ஆமாங்க. நான் வந்து அப்பதாங்க என் கண்ணுக்கே பட்டுச்சு. எனக்கு வந்து, எப்டி போனாலும் என் வயித்துக்கு தான போகுது. அதனால அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். அதனால, ஒரு 20 நிமிஷம் வந்து அழகா அங்கேயே உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தேங்க. ஃபோன் நோண்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆ அந்த தேநீர் குடிச்சதுக்கப்புறமா வந்து ஆ போயி, அங்க பானிபூரி கடையில, ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டேங்க. சாப்பிட்டோனே எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதே சந்தோஷத்தோடயே அழகா வந்து நடந்து விடுதிக்கு போயிட்டேன். அடுத்து இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து, இன்னும் மழை. அப்போ வந்து இன்னும் என்னை வந்து தூண்டுச்சு, என் உணர்வு. "போ. சாப்பிடு. அன்னைக்கு இதை சாப்பிட்டேல்ல. போய் சாப்பிடு." அப்டின்னு சொல்லி.
ஓ. சரிங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. ம். சரிங்க. மழை வர்றதனால சாப்பிட போறீர்களா? இல்லை, <chuckles> உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில மழை வருதா?
இல்ல. அது <chuckles> 2 வந்து சொல்லலாங்க. எப்டி வேணா சொல்லலாம். அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நடந்து திரும்ப வரும்போது, இந்த வ இந்த தடவ வந்து காளான் சாப்பிட்டேன்ங்க.
சரிங்க.
அந்த காளான் தருவாங்க. இல்லையா. ஆமா. அந்த ரோட்டு கடை காளான் சாப்பிட்டேங்க. ஆ அதுலயும் மேல வந்து அந்த கார்ன் சிப்ஸ் போடுவாங்க, பாருங்க. அது அந்த காளானுக்காக சாப்பிட மாட்டேன். அந்த கான் சிப்ஸுக்காகவே நான் நிறைய சாப்பிடுவேன். இன்னும் நிறைய வெங்காயமோ, இன்னும் நிறைய கார்ன் சிப்ஸ் போடுங்கன்னு கேட்டு நான் வந்து கேட்டு, கேட்டு சாப்டுவேன். அதே மாதிரி நான் படிச்ச விடுதியில, பக்கத்தில வந்து இந்த காளான் வந்து உருண்டையா போடுவாங்கங்க. அதாவது இந்த ஆ மட்டன் கோலா உருண்டை, இந்த மாரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி காளானிலேயே வந்து உருண்டை மாதிரி வந்து பிரை பண்ணி வைப்பாங்க.
ஓ! சூப்பர்ங்க. அந்த ரோட்டு கடைக்கெல்லாங்களா? சூப்பருங்க. ஆமாங்க. ஓ. சரிங்க. புதுசா இருக்குங்க.
அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளேட்ல வந்து அழகா வந்து, ஒரு 6 உருண்ட வைத்து ஒரு உர நம்ப பல் குத்துற குச்சி இருக்கில்லயா அது குச்சி வந்து குத்திருவாங்க. குத்தி, அதுக்கு மேல வந்து சாஸஸ் போடுவாங்க. சில்லி சாஸ் அந்த மாதிரி சாஸ், சோயா சாஸ்.
ஓ! அந்த சீஸ் பால் மாரி சொல்றீங்களா?
ஆ அந்த சீஸ் பால் மாரி இருக்காதுங்க. ஆனா. ஆ அதாவது ருசிய வந்து சீஸ் பால் மாரி இருக்காது. நம்ப காளான் வந்து சாப்பிடுறோம், இல்லையா? கிரிஸ்பியா வந்து காளான் சாப்பிட்டா, எப்பிடி இருக்கும்? அந்த காளான். நீங்க ரோட்டு கடை காளான் சாப்பிடுறீங்கல்ல, அதே டேஸ்ட்ல ஆனா, அது கிரிஸ்பியா இருக்கும். உருண்டையா.
ஓ.

ஓ சூப்பருங்க.
அப்போ மேல வந்து இந்த சில்லி சாஸ், இந்த சாஸ்லாம் ஊத்தி குடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு குச்சியா எடுத்து அழகா, சூடா அது கடிக்கும்போதே அந்த புகை வரும். அந்த மழை வரும்போது, சூப்பரா இருக்குங்க அந்த அனுபவம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அது, சாப்ட்டு எனக்கு நிறைய டைம் வந்து உடல்நிலை சரியாம போயிருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து அதுதான் வேணும். அப்படின்னு நான் வந்து கேப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி. ம். சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. ஓ! இப்போ நீங்க கண்டிப்பா. மனசுக்கு பிடிச்சவங்க கூட, இந்த உங்க காதலர்கள், நண்பர்கள் இல்லன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க கணவர்கள். ஆ சாரி கணவர்கள்ன்னுட்டேன். கணவர் கூட எல்லாம் நீங்க போயிருக்கற அனுபவம் உண்டா? இந்த மாரி நாட்கள்ல.
கண்டிப்பாங்க. ஆ என்ன அப்படின்னா, ஆ நான் வந்து ரொம்ப அழகா வந்து எனக்கு இந்த மாரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம தனியா பண்றதா விட கூட ஒருத்தர் இருக்காரு அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். அப்படிங்கிற மாரி தான். என்ன அப்படின்னா போய் அவர் கூட வந்து என் கணவரோடு போய் வெளியே, வந்து மழை வரும்போது வந்து சூடா முட்ட பஃப்ஸ் சாப்பிடுறதா இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா வந்து, நாங்க நிறைய வந்து நானும், என் கணவரும் வந்து இந்த உணவுக்காக வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா, போற பக்கம் என்னென்ன கிடைக்குதோ, அத வந்து நாங்க சாப்ட்டுருவோங்க. என்னவா இருக்கட்டும். நானும் என் கணவரும் கூட
சூப்பருங்க. சூப்பர். உங்க கணவரும், உங்களுக்கு ஏத்த "மூடிக் ஏத்த ஜாடி மாரி" இருக்கார் போல.
ஆமாங்க, கண்டிப்பாங்க அப்படிதான் வந்து எல்லாரும் கலாய்ப்பாங்க. என்ன அப்டின்னா, ஆ நானும் என் கணவரும் கூட ஒரு தடவை வந்து என்ன பண்னோம் ரொம்ப மழைங்க அப்போ வந்து ரொம்ப பசி. வீட்ல வந்து எதுவுமே இல்ல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் வந்து 1 குடையும் 1 ரெயின்கோட்டும் போட்டுட்டு, நாங்க பாட்டு அந்த மழையிலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே போய்ட்டு இருந்தோம். போயிட்டு இருக்குறப்போ ஒரு தள்ளுவண்டி கடையில வந்து அழகா வந்து தோசை, முட்டை தோசை, கறிக்குழம்பு அதுக்கப்புறமா வந்து கலக்கி எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க.
சரிங்க. சரிங்க. சூப்பர். ம். கண்டிப்பா, போடுறா தம்பி பிரேக்கங்கிற மாரி, நீங்க பிரேக் போட்டு அங்க போய்ட்டீங்க?
அப்போ ஆமா, "போடுறா தம்பி பிரேக்க" அப்படிங்கிற மாரி, நாங்க அங்க நிறுத்தி என்ன பண்னோம் அப்படின்னா, அந்த மழை வந்து அவங்க அந்த தள்ளுவண்டி கடையில எப்படியோ மழை பெய்யும் இல்லையா? அந்த மேல வந்து ஒரு ஷீட் மாரி போட்டிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமா மழை சொட்டிட்டு இருந்ததுங்க. அதையும் மீறி பரவாயில்லனு சொல்லி நாங்க குடை பிடிச்சு, நான் ரெயின் கோட் போட்டு, தட்ல வந்து குடுத்தாங்க. ஆ ஒரு 2 முட்டை தோசை சாப்பிட்டோங்க. கறி குழம்பும் சாப்பிட்டுட்டு சூடா 2, சூடா 2 குழம்பு கலக்கி சாப்பிட்டோங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதுவும் அந்த மழைகாலம் மாரியே மழைகாலம் மாரியா அதனால வந்து, நம்ம அத சாப்பிடும்போதே நமக்கு அந்த உணர்வே வந்து வேற மாரி இருக்கும்.
சூப்பருங்க. சரிங்க. சூப்பர்ங்க. உண்மையான விஷயம். அ. ஓ!